கண்டிப்பாங்க. என்ன பண்ணிட்டுருக்காங்க? ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சான்னு கூட பாக்க முடியும். ம்.
அ. ஆமா. ஆமா, சின்ன குழந்தைங்க, மூதியோர்கள் இவங்கலாம் இருக்கிற வீட்ல இன்டோர் சிசிடிவி இருக்கிறது மிகவும் நல்ல ஒரு விஷயம்.
ம். ஆ பரவாலைங்க. அருமையா சொன்னீங்க. ஆ, வேற எதாவது இப்ப, உங்க சமையல் அறையில ஏதாவது, "எனக்கு இது புடிச்ச பொருள்" அப்படின்னு ஏதாவது வெச்சி இருப்பீங்களா?
ஏ, போ அ, இப்போ புதுசா வாங்குனேன். ஒண்ணு ஒரு பிரெட் டோஸ்டர் ஒண்ணு வாங்குனேன். அ, அந்த பிரெட் டோஸ்டர் வந்து, இது நான் 2வது முறை வாங்குறேன். 1ஸ்ட்டு முறை வாங்கினது, நான் மறைய ஒழுங்கா யூஸ் பண்லன்னு சொல்லிட்டு, என் வீட்டுக்காரர் வந்து, 2வது வாங்கும்போது, "இது நீ வாங்கி நீ என்ன பண்ண போறன்னு" கேட்டாரு. நான் நான் சொன்னே, "அப்ப வந்து குழந்த சின்ன புள்ளையா இருந்துச்சு. இப்ப பிரெட்டெல்லாம் சாப்பிடணும், சாண்ட்விச் கேட்குது. அதனால வாங்கி தான் ஆகணும்னு." வாங்கிட்டு ஒரு 3 நாள் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். வாங்கிட்டு இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணலங்க. <laughs> ம். ம். கரெக்ட்டா அது என்னன்னு தெரில. அந்த டோஸ்டர் வாங்குனதுக் அப்பறம் என்ப் என் பொண்ணுக்கு வந்து பிரெட் சாப்படுற, ஆசையே போச்சு. <laughs>
ஓஹோ! சூப்பருங்க. அ. ம். ம். <laughs> செரி, செரி. அ. ம். ஆ. ம். ம்ஹ்ம். நான் அடடடா <laughs> கேட்கறக்கு தகுந்த மாரியே நம்மளும் பண்ணனுமே. ம். ம். ம். <laughs> அப்ப கேட்டவங்களுக்கே போட்டு குடுத்துருங்க. என்ன பண்றது? ம். அச்சோ! அச்சோ! அ, இப்போ நம்மளும் அப்படித்தான். ஏதாவது, ஒரு பொருளு வாங்கலாம், நம்ம ஏதது செய்யலாம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா வாங்கிட்டு அத செய்யவே முடியாது. எ என்கிட்ட தனி சிறப்புன்னு ஒரு பொருள் இல்ல. ஆனா, ஒரு பொருளு வாங்குனேன். ஈஸ்ட்டு. அ, ஆக்டிவ் ஈஸ்ட் வாங்கி நான் வந்து பிரட் செய்றேன்டு வாங்கிட்டேன். ஆனா, அ, அதுல எனக்கு பிரட்டும் செய்ய தெரியல. அது எனக்கு வு வரவும் மாட்டிடுருச்சு. <laughs> ஒண்ணு, இதுல வேற 1க்கு 2 பாட்டில் வாங்கி சும்மா வெச்சுருக்கேன். <laughs>
அ அவ்ளோதான். <laughs> ம். அ. ஓஹோ! <laughs> <laughs> <laughs> ம். அருமை, அருமை, அருமையான நகைச்சுவை. இதுல நான் ஓவன்னு, ஃப்ரையர்னு 2 பொருள் இருக்குது நம்ம வீட்ல. அது உண்மையிலேயே, நல்ல யூஸ் -ங்க. ஆனா, அது மேல என்ன வேணாலும் வைக்கலாம். <laughs>
அ. ஆமாங்க என்ன பண்றது? அ! சரி. <laughs> அஹ, பரவால்லங்க. <laughs>
<laughs> ம்.
அச்ச! அச்சோ! அப்ப நீங்க அதையும் பயன்படுத்தறது இல்ல.
ம். அதே மாதிரி, இந்த பிரிண்டர் -ன்னு ஒரு பொருள் இருக்குது. அ.
அடடா! அது நானும் ஒருக்கா வாங்கிட்டு என்ன பண்ணிறது? அத விக்கவும் முடியாது. <laughs> பெரிதுங்க.
ஆ, ஆ, <laughs> அதுக்கு காட்ரிட்ஜ் வாங்கி போடணும் என்ன பண்ணுவோ? இன்கு இல்லையேன்னு. அந்த சூழ்நிலைல. ஆ. <laughs> அதாவது யூஸ் அண்ட் த்ரோ ஆயிடுச்சு. இப்ப பிரிண்டர் -ல. அந்த கேட்ரிட்ஜ் -ஓட வேல தான் கூடுதலா இருக்குது.
ஆமா. கேட்டரிஜ் வாங்குற வரைக்கும் வே பயன்படுத்திட்டேன் எப்படியோ? அது தீந்ததுக்கு அப்புறம், அதுக மூளைக்கு போயிடுச்சு. <laughs> ஆமா. <laughs> ம். நம்ம வாங்கின விலைய விட. அது இப்ப எல்லாம் வந்துட்டு, முன்னையெல்லாம் ஜெராக்ஸ் கேட்டாங்க. அ, இப்ப பெரும்பாலும் எல்லா இடத்துலேயும் ஜெராக்ஸ் கேட்கறதில்லைங்கல்ல?
ஆ. அ, அத வாங்கும்போது நம்ம, நெறைய திட்டங்கள் வெச்சிருந்திருப்போம். நம்ம இது பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை தொடங்கலாம், அப்படின்லாம். ஆனா, யாருமே அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. <laughs>
ம். ஆமாங்க. ம். அ. <laughs> பரவால்ல, விடுங்க ஒரு நாளைக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ம்.
<laughs> பாக்கலாம்ங்க. <laughs> ஏ.
ஆ சரிங்க. ஆ, இவ்ளோ நேரம் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோமா, சிரிசுட்டு இருந்தோமானே தெரியல. <laughs> அந்த அளவுக்கு அருவியா இருந்தது, உங்களோட பேசினதுல. அ, ரொம்ப நன்றிங்க.
அ, மிக்க நன்றிங்க. உங்க கூட பேசினது மிக்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.
ம். ஆ, மகிழ்ச்சிங்க.

ஆனா அத பாத்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அ அப்ப அந்த மாதிரி வந்து இது அந்த இதும் கேட்டீங்கன்னா, அந்த பொருளோட வயசு பாத்தீங்கன்னா ஒரு 40 45 வயசு இருக்கும் அதுக்கு.
ஓஹோ! சரி, சரி. ஆ. ம். ம். அச்சோ! இத எதிர்பார்க்கவே இல்லயே! <chuckles> 40 வருடங்கள் அப்பிடின்னா எப்ப உங்களுக்கு குடுத்தாங்க?
<laughs> அவுங்க என் வீட்டுக்காரருக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி குடுத்துருக்காங்க.
ஓஹோ! அப்ப உங்களுக்கு திருமணமாகி 30 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சுங்களா?
ஆ இப்போ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஆக போது. ஆ அப்ப அது ஒன்னு <chuckles> பின்ன இன்னொரு பொருள் இருக்குது நம்ம வீட்ல. அது எல்லாரும் கேட்கிற இன்னொரு பொருள் என்னன்னா, இந்த பழைய காலத்தில பணப்பெட்டின்னு வப்பாங்க தெரியுமா?
ம்ஹ்ம். சரி, சரி, சரிங்க. பரவால்ல. நல்ல வாழ்த்துக்கள். <chuckles> ம். ஆஹா! என்ன பொருளுங்க? ஆமாங்க. அந்த இரும்புல வப்பாங்க. அதுதானே சொல்றீங்க.
இரும்புலே இருக்கு இரும்புலே இருக்கு. மரத்திலே செஞ்சது இருக்குது.
ஆஹா, சரி, சரி. நல்லா மேல எல்லாம் நல்லா டிசைன் போட்டு. அ, அ.
அ. ஆ, ஆ. அது நீங்க அந்த அந்த கல்லாவ தொறந்தீங்கன்னா, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா, அவ்ளோ பார்ட்ட், பார்ட்ட்டா இடம் இருக்கும்.
ம். ஓஹோ! சரி, சரி. ஆ.
இந்த ஆன்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேரு.
ஆஹா! ஓகே.
அ அப்போ அந்த மாதிரி பொருள் தான் இது. இது வந்து தொறக்கும்போது, சரி, அடைக்கும்போது சரி, ஒரு ஓசை வரும்.
ம். ஆ, நல்லாயிருக்கும் அந்த ஓசை. <chuckles> ம்.
ஆ, இத வந்து அவுங்க வந்து சொல்லி எங்க அ வீட்டுக்காரவங்க வீட்ல வந்து சொல்லி அவருடைய தாத்தா காலத்த பொருளுது.
ம். ஓஹோ! அ தாத்தா பயன்படுத்திட்டு இருந்த பொருளு. ம்ஹ்ம்.
ஆ, ஆ தாத்தா பயன்படுத்திட்ட பொருள். அ அப்போ எவ்ளோ காசு வச்சுட்டு இருந்திருப்பாருன்னு தெர்ல. இப்ப அவ்ளவா வைக்க முடியல. எல்லாம் ஜீபே ஆயிடுச்சு. <chuckles> <chuckles> ஆ, அ. அதுல ஏதாவது இனிமே வந்து சேமித்து வைக்கணுன்னா, எல்லாரோட ஃபோனையும் உள்ள வைக்க வேண்டியது தான். <laughs> ம். <chuckles> <chuckles> அ எல்லா இனிமே ஃபோன்ல எல்லாம் போட்றதுனால இப்ப வந்து இது பண்ணுவ அதுக்கு அவ்வளவா வந்து உபயோகம் இல்ல. வேணுன்னா வந்து நம்ம வீட்ல இருக்கிற தங்கங்கள் அந்தமாரி எதா வைக்கிறதுக்கான இதுல யூஸ் பண்லாம்.
ம். அடடா! எல்லாம் இப்ப ஜிபே ஆயிப்போச்சு அப்பிடிங்கிறனால வைக்க முடியலேங்களா! நல்லா அருமையா சொன்னீங்க. நான் கேட்கலான்ட்டுருந்தேன். எவ்ளோ வச்சிருக்கிறீங்க? எங்க வச்சிருக்கிறீங்க? அப்பிடின்லாம் கேட்கலான்ட்டுருந்தேன். ம். ம். ம். ஆஹா! பரவால்ல, பரவால்லேங்க. ஆனா நீங்க அத வந்துட்டு பொக்கிஷமாட்ட தான் வச்சிருக்கிறீங்க. அ வேற எந்த பொருளும் போடுறக்கா வெளியே எடுத்துட்டு வரல. அ பத்திரமா உள்ள வச்சிருக்கிறீங்க?
அ அ பொக்கிஷம் மாட்டப்ப. அ இல்லங்க, ஆமாங்க.
ம்ஹ்ம். பரவால்லங்க. அ வேறு ஏதாவது பொருள் இருக்குங்களா வீட்ல? ஆ சரி, சரி சொல்லுங்க.
பின்ன இன்னொரு பொருளும் இருக்கு. ஆ இருக்கு இருக்கு இருக்கு. <chuckles> நான் ரொம்ப ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தந்த ஒரு பொருள் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா CCTV.
ம்ஹ்ம். ஓஹோ! ஏன் என்ன மாதிரியான சூழ்நிலையில வாங்குனீங்க அத?
அத ஏன் கேட்கிறீங்க. வீட்ல ஒருத்தங்க வேல பார்க்கும்போது, அவுங்க வந்து எல்லா இடமும் வந்து எ என்ன என்னோட வீட்ல சொல்லிட்டே இருப்பாங்க. இது இ காணல, அது காணல அப்பிடின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு CCTV வாங்கணுன்னு மனசு இருக்குது. ஆனா வந்து காசு இல்ல பாருங்களேன். அ அதனால இன்டோர் CCTV தானே! ஏதோ ஒன்னு ஆஃபர்லயே ஏதோ ஒன்னு வந்துச்சு. அப்ப அது உடனே எடுத்துட்டோம்.
ம். ஓஹோ! ஆஹா! ஆமாங்க. அதுதான் பிரச்சனையே. ம். ம். ஓஹோ! சரி, சரிங்க.